என்னதான் இந்த நவீன உலகத்தில, நமக்கு காசு வேணும் அப்பிடிங்கிறதுக்காக வேல வேலன்னு ஓடிட்டே இருந்தாலும், கண்டிப்பா நம்ம ஊர்ல திருவிழாக்கள் வருது, ஒரு பண்டிகை நடக்குது அப்பிடின்னா, கண்டிப்பா நாம் அந்த ஊ ஊருக்கு போயி அந்த திருவிழாவுக்குள்ள நம்ம பங்கேற்றுக் கொள்கிற ப பழக்கம் இருக்கும் இல்லேங்களா, அந்தமாரி நீங்க ஒரு திருவிழாக்கு போய் அங்க எடுத்து பங்கேற்று எடுத்துக் கொண்ட அந்த அனுபவம் ஏதாவது பத்தி சொல்ல முடியுங்களா?
ஆ கண்டிப்பா. அதுமாரி பார்த்தீங்கன்னா, நறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்துட்டு எங்க அப்பாவோட சொந்த ஊருக்கு போறப்ப, திரு திருவிழாக்கள்லாம் நறைய வந்துட்டு நடக்கும் ஜெகஜோதியா. அந்த நேரங்கள்ல வந்துட்டு அந்த ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ திருவிழான்றது வந்துட்டு பல விதங்கள்ல வந்துட்டு, வேடம் அணிந்து அத கடவுளின் அடிப்படையில வந்துட்டு நறைய வேடங்கள் அணிந்து, ஒரு ஸ் அ நல்ல ஒரு இதோட வந்துட்டு சூப்பரா செய்வாங்க. எப்பிடின்னா, அ அந்த திருவிழாவுக்கு வந்துட்டு அ நம்ம வந்துட்டு ஒரு பொறுப்பேற்று ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செய்றமாரி இருக்கும். ஏன்னா, அப்பா வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு அவுங்க அந்த வீட்டல வந்துட்டு வசிக்கும்போது அந்த ஊர்ல வசிக்கும் போது, நறைய விஷயங்கள் பொறுப்பெடுத்து செஞ்சதுனால இப்ப வந்துட்டு சொந்த தொழிலுக்காக வெளியூர் வந்ட்டாங்க.
சரிங்க. சரிங்க.
ஆனா, இன்னமும் அப்பாவுக்குள்ள மரியாத வந்துட்டு அங்க வந்துட்டு அ எதுமே கெட்டு போகல. அதே மாரி தான் இருக்கு அப்படின்றப்போ அடுத்த விஷயங்கள் வந்துட்டு எனக்கு தெரியா தெரிஞ்சாகணும். அவங்களோட புள்ள அப்படின்றப்ப எனக்கு தெரிஞ்சாகணும்ன்ற மாரி நெறைய விஷயங்கள் எனக்கு எடுத்து சொல்லுவாங்க, "இந்த மாரி இந்த விஷயங்கள பொறுப்பெடுத்து நம்ம செய்யணும், இப்படி பாத்துக்கணும், இப்படி வந்துட்டு இந்த விஷயங்கள வந்துட்டு அழிக்காம நம்ப பாத்துக்கணும்."
ம். ம். சரி, சரி. ம். ம். ம். ஓகே. ஓ
அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு திருவிழால வந்துட்டு நெறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி குடுத்துருக்காங்க.
சரி, சரிங்க. அந்த திருவிழால நீங்க ஏதாவது சந்தித்த நபர், அவங்க வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம். இவங்கள பா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க இல்லாம அந்த திருவிழாவே எனக்கு சந்தோஷமா இருந்திருக்காது. அந்த மாதிரி யாராவது இருக் இருந்தாங்களா அந்த திருவிழாவில?
கண்டிப்பா. அது மாரி அ பார்த்தீங்கன்னா, சொந்தக்காரங்க நெறைய பேர் இருந்துருக்காங்க. ஆ சொந்தக்காரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அ நெறைய பேர் அத்தைக்கள், மாமாக்கள், சித்திகள், சித்தப்பாக்கள் அந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு அ பார்த்துருக்கேன். அ அதன் அடிப்படையில பே இது எப்படி சொல்றது நண்பர்கள், அப்பாவோட நண்பர்களையும் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஒரு நல்ல மனிதரோட நல்ல ம மனிதாபிமானத்தோட அந்த குணா அதிசயத்தோட நான் நெறைய பேர வந்துட்டு அங்க வந்து பார்த்துருக்கேன் அந்த திருவிழால. அ ம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அ அனுபவம்னு பாத்தீங்கன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம வந்துட்டு செய்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்படின்றப்போ அந்த விஷயம் அ அப்படின்றப்போ அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சு பாத்ததுக்கப்பறம் தான் அதுலேருந்து நம்பளுக்கு ஒரு அனுபவமும் வரும் ஒரு மாற்றமும் ஏற்படும். "ஓ! இதுல இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த மாரி விஷயங்கள் இருக்கு" அப்படின்றப்போ நம்மள்ட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யின்னு சொல்லி குடுத்துருவாங்க. இப்படி செய்யின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா, அதுல என்னென்ன இருக்கும், என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கும்ன்றத வந்துட்டு நம்ம பண்ண பண்ண தான் அந்த விஷயத்த கத்துக்க முடியும் ஒரு அனுபவமா. ஆ. அத அதன் அடிப்படையில இங்க ஊர் திருவிழால வந்துட்டு அ எங்க சொந்தக்காரங்கள்ல ஒரு சில பேருக்கு தான் வந்துட்டு வேடம் அணிந்து இந்த மாரி நடனம் ஆடுவது, இது மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்வாங்க அங்க. அ அந்த வேடம் அணிந்து நடனம் ஆடுவதுல வந்துட்டு அவங்க எப்படி எந்தெந்த மாரிலாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான உதவிகள் நம்ம எப்ப எப்படி செய் எது மாரிலாம் எப்பப்போ செய்யணும், ஆ எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு இப்போ கோயிலுக்குன்னு சாமிக்கு வந்துட்டு நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த திருவிழாக்கள்ல, அ இதெல்லாம் வந்துட்டு நெறைய விஷயங்கள் நம்பளுக்கு வந்து ஒரு அனுபவமா கத்து கொடுக்கும்.
சரிங்க. சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ம். ம். ம். ம். <smacks lips> சரி. ஓ! சரி, சரிங்க. அந்த மாரி நீங்க கற்றுக்கொண்ட விரு ஆ, அ, விஷயங்கள்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயம் வந்து நீங்க, ஒவ்வொரு முறையும் திருவிழாவுக்கு போம்போது, இந்த விஷயம் எனக்கு பயன்படும். இது தான் நான் கற்றுக்கொண்டேன், அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குங்களா?
ஆ, கண்டிப்பா. ஆ, எப்படின்னா, இப்ப இந்த திருவிழாக்குன்னு போறப்ப வந்துட்டு அதுவரைக்கும் ஏன்னா இன்னைக்கி உள்ள காலகட்டத்துல வந்துட்டு, நெறைய பேரு வந்துட்டு, ரோபோடிக் வாழ்க்கன்ற மாரி பேயிட்ருக்காங்க. அப்படின்றப்போ, அந்த கடவுளையும் மறக்கக்கூடிய, சூழ்நிலைகள் வந்துட்டு நெறைய பேருக்கு நேரிடுதில்லையா? அப்படின்றப்ப, நம்ம வந்துட்டு அந்த கடவுள் வந்துட்டு, அந்த மாரி நேரங்கள்ல மட்டும் தான் வழிபடுற மாரி நம்மளுக்கு ஒரு சூழ்நிலைகள் அமைந்திடுது. ஏன்னா, அந்த திருவிழாக்களுக்கு வந்துட்டு, நம்ம ஊரு, நம்ம சொந்த ஊரு, அங்க போறோம். அ ஒரு சுவாரசியமா, உற்சாகத்தோட அவ்ளோ இதோட வந்துட்டு செய்வாங்க. கடவுள வந்துட்டு அவ்ளோ இதா வழிபடுவாங்கன்றது வந்துட்டு, அங்க போய் நெறைய விஷயங்கள் நம்ம பாத்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, கடவுள எந்த விஷயத்துலயும், எந்த இடத்துலயும் நாம மறந்துறக் கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், கடவுள்ன்றது. அது வந்துட்டு எப்படி வேணாலும் உருவாக்கிருக்கலாம். ஆ, அதாவது பே முன் காலத்துல வந்துட்டு கற்பனையாலும் உருவாக்கிருக்கலாம், அது ஒரு சிலையாவும் இருக்கலாம், ஒரு கல்லாவும் இருக்கலாம், அது அடுத்த விஷயம். அந்த மாரி உருவாக்குன விஷயங்களால மட்டும் தான், இன்னைக்கு நெறைய விஷயங்கள் வந்துட்டு கெட்டதில் இருந்து நல்லது நடக்குதுன்றது வந்துட்டு, அந்த கடவுள் மூலியமா தான், அப்டின்றது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது, ம், இப்படி பண்ணா தப்புன்றது வந்துட்டு நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அது ஏன்னா, கடவுள் மூலியமா. ஆ, அது தப்பு, அது செய்யக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு இந்த மாரி தீங்கு விளைவிப்பாரு, அப்படின்ற ஒரு பயத்தோடயும் நறைய பேரு, அ, தப்பான விஷயங்கள வந்துட்டு உணர்த்தி, அது மாரி செய்யக்கூடாதுன்றத, நல்ல விஷயங்கள உணர்த்தி, பாடம் குடுத்து. பா நம்மளுக்கு பாடம் புகுத்துது.
ஆமாமா. ம், ம். ம், ம். ம், கண்டிப்பாங்க. கண்டி கண்டிப்பா. நீங்க ரொம்ப அருமையாவே சொன்னீங்க. இந்த வி அது வந்து கடவுள் அது வந்துட்டு, அது க எந்த விஷயத்த வச்சு செய்றாங்க? கல்ல வச்சு செய்றாங்க, மண்ண வச்சு செய்றாங்க, அதெல்லாம் முக்கியம் கெடையாது. அந்த கடவுள் தான் வந்து நமக்கு நெறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்குறதுக்கு காரணமா இருக்கான். ஒரு கெட்டது நடக்குதுனாலும் அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வராங்கன்னா அது வந்து கடவுள்னால தான் முடியும்ங்கறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுமட்டுமில்லாம அ ஒரு மனுஷன் தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறத, அந்த கடவுள் தான் நமக்கு சொல்லிக் குடுக்குறாருன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப உங்களுடைய புரிதல் ரொம்பவுமே அழகா இருக்குதுங்க. அதாவது எனக்கு உள்ள என்ன சந்தேகம்னா, இப்போ நீங்க அந்த ஊர் திருவிழால போகும்போது நீங்க தனியாதான் சுத்துவீங்களா? அ இல்ல உங்க குடும்பத்தாரோட சுத்துவீங்களா? இல்ல அங்க உள்ள அங்க போய் உள்ள போகும்போது, திருவிழாக்குள்ள போகும்போது உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்கா இருப்பாங்களா? யாரு கூட நீங்க அதிக நேரத்த செலவிடுவீங்க திருவ திருவிழாக்கள் நேரத்துல?
அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, என் குடும்பத்தோட இன்னொன்னு வந்துட்டு இந்த நடனம் ஆட்றாங்கள, இந்த குடும்பத்தினர்கள் ஒரு சிலர்கள்.
ஆமாமாங்க.
அதாது அந்த காலத்துல இருந்தே அவங்க எடுத்து அது ஒரு பாரம்பரியமான ஒரு நடனமா எடுத்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவுங்க கூட. ஏன்னா நான் வந்துட்டு தனியாவும் ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு போறதுக்கு நெறைய விஷயங்கள பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்காக போற மாரி போவேன் திருவிழாக்கள்ல. அம் ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு குடும்பத்தினரோட, இந்த மாரி சொந்தக்காரங்க கூப்புட்றாங்க ஏன்னா அவங்களும் வந்துட்டு நம்மள தப்பா நெனைச்சிருவாங்க இல்லையா? என்னடா மதிக்க மாட்றானே, பேச மாட்றானே, அந்த விஷயத்துக்காக மட்டும் இல்லாம இவங்கலாம் யாருன்றத நாலு விதத்துல நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இவங்கலாம் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக குடும்பத்தினரோட நெறைய நேரங்கள பயணிப்பேன். அப்பறமேட்டு இவங்களோட வந்துட்டு போயிட்டு, அ எந்த எந்த மாரிலாம் வேடம் அணியறாங்க, என்னென்ன விதத்துல அவங்க கஷ்டப்பட்டு அந்த நடனத்த வந்துட்டு உருவாக்குறாங்க, அந்த கலாச்சார பண்பாட. அத எப்படி வந்துட்டு, எ சீர்கேடு இல்லாம நல்ல விதத்துல வந்துட்டு நிலைநிறுத்துறாங்கன்றதெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு ஆசையோட ஓடுவேன்.
ஆமாமா. ம். சரி, சரிங்க. ம். ம். அதாவது உங்க ஊர் திருவிழால வந்துட்டு அ உங்களுடைய நண்பர்கள ஏதாவது கூட்டிட்டு போற பழக்கம் இருக்குங்களா? எ எப்பயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா?
பார்க்க பார்க்கறதுக்கு. ம். ம். ம்ஹம். ஊர் திருவிழாக்கள்னா இப்போ வந்துட்டு நான் பொறந்த ஊர் வந்துட்டு கும்பகோணம் தான். அ இங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நெறைய திருவிழாக்கள் வந்துட்டு எனக்கு சிறு வயதுலேருந்தே பிடித்த ஒரு இடம் இருக்கு. அதாவது நாங்க குடியிருப்பு இருந்த இடத்துலேருந்து அது எப்பயா இருந்தாலும் நான் எங்க குடி மாறி இருந்தாலும் வருஷா வருஷம் போய் அத பாத்துருவேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு திருவிழா அது. நண்பர்களோட மட்டும் தான் எப்போதுமே போவேன். எப்பயாவது தான் குடும்பத்தினர்கள் வந்துட்டு வருவாங்க. பங்கேற்பாங்க என்கூட. அ அப்படி வர முடியாத சூழ்நிலைகள்ல வந்துட்டு அதிகபட்சம் நான் நண்பர்களோட போயிட்டு, நல்ல ஒரு அ உற்சாகத்தோட போயிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அந்த மேளம் தாளம் அடிக்கிறது, முழங்குவது, அப்புறம் வந்துட்டு இந்த ஆ ஆடுகள வந்துட்டு மேல கொக்கி போட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா?
சரிங்க. ம். ம். ஓ! ம். ஆமா, ஆமாங்க.
சடல், சடல் என்பாங்க. ஆ. அந்த சடலு, கழுகு மரங்கள் இதெல்லாம் வந்துட்டு நெறைய நடக்கும். ஒரு நைட் 12:00 மணி வரைக்கும். அதெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆற்றின் ஓரத்திலேருந்து அழைத்துக் கொண்டு காளிசாமி எல்லா சாமியும் வந்துட்டு அ அழைச்சுட்டு வருவாங்க. அ கோயிலுக்கு வந்த உடனே வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது புல்லரிக்குதுன்பாங்கல்ல அந்த மாரி ஒரு இத வந்துட்டு நம்பளுக்கு குடுக்கும். அவ்வளோ உற்சாகமா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம்.
ஆமா. சரி, சரிங்க. ஓ! ஆமாமா. சரி, சரிங்க. <sniffs> இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து டீயும் குடிப்பேன், காஃபியும் குடிப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில, ஆ எனக்கு வந்து 2மே இருக்கு. 2ல ஏதோ 1 குடின்னா நாம வந்துட்டு ஒரு சிலர் வந்து நான் எனக்கு வந்து காபி தான் ரொம்ப புடிக்கும்ன்னு சொல்லிட்டு காஃபி எடுப்பாங்க. அப்படி அவங்க டீயும் குடிப்பாங்க. ஆனா காஃபி வந்து பு விரும்பி எடுப்பாங்க இல்லைங்களா? அதுபோல, இப்போ நீங்க வந்து ஊர் திருவிழாக்கு தனியாவும் போவீங்க. அ சொந்தக்காரங்களோடு போவீங்க, நண்பர்களோடு போயிருக்கீங்க. இப்படி போறதில உங்களுக்கு உ உங்களுக்கு ரொம்ப புடிச்சதுன்னா எது? யார் கூட போறது புடிக்கும்? தனியா போறது புடிக்குமா? நண்பர்களோட புடிக்குமா? சொந்தக்காரங்களோட குடும்பத்தாரோட போறது புடிக்குங்களா?
ஆமா. ம். அ நண்பர்களோட போறது தான். ஏன்னா தனியா போறது வந்துட்டு, ஒரு சில நேரங்கள்ல நம்பளுக்கு வந்துட்டு, ஒரு மாரி விஷயங்கள வந்துட்டு நம்பளுக்கு இது பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த ஷைனஸ் ன்னு ஒன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் வந்துட்டு, அதிகமா வந்துட்டு, நம்பளுக்கு உள்ளார வந்துட்டு தோண ஆரம்பிச்சுரும். "தனியா இருக்கோமே, எல்லாருமே ஒரு ஒரு கூட்டமைப்போட இருக்காங்களே, எல்லா ஒரு நண்பர்களோட, என்ஜாய் பண்ட்டு இருக்காங்களே" அப்படின்றது வந்துட்டு, நம்ம கண்ணுக்கு எதுக்க நடக்குறப்ப, நம்ம வந்துட்டு ஒரு மாரி தனித்துவ மனிதனா, யாருமே இல்லாத மாரி, தனித்துவமா வந்துட்டு நின்னுட்டு இருக்கோமே, நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கே, ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு எடத்தில வந்துட்டு நிக்கிறோமே, இப்ப நம்ம வந்ததும் வந்துட்டு, அ முழுக்க முழுக்க ஒரு, பிரயோஜனமே இல்லாத விஷயமா இருக்கிற மேரி இருக்கே, இப்போ குடும்பத்தினரோடு வந்து, அவங்க கூட நின்னுட்டு, நாலு விஷயங்கள் பார்த்துட்டு, தெரிஞ்சுகிட்டு பேசலாம். நண்பர்களோட வந்தா, ஒரு உற்சாகத்தோட பேசிட்டு இருக்கலாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்றப்ப, நண்பர்கள், இல்ல அல்லது குடும்பத்தினர்களோட போறது தான், எப்போதுமே மேன்மையானதுன்னு, நான் சொல்லுவேன். அந்த விதத்தில.
ஆமா ஆமாங்க. ஆ. ஓ! சரி சரிங்க. இப்போ, நண்பர்களோட போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் கெடச்சிருக்கும். இப்போ ஒரு சொல்லப்போனா, ஒரு நகைச்சுவையான 1 நிகழ்ச்சி, அவுங்க நண்பர்கள் ஏதாவது ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. இல்ல, அவுங்க யாராவது செய்யக்கூடாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நடிக்கிறது, அந்த மாரி விஷயங்கள், எதும் பல இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி எதோ 1, நகைச்சுவை நிகழ்ச்சிகள் எதுவும் உங்களுக்கு நடந்திருக்குங்களா? அவுங்க கூட போனதில?
கண்டிப்பா. ரொம்ப நெறைய நடந்துருக்குங்க. அந்தமாரி பாத்தீங்கன்னா, நண்பர்கள் அ வந்துட்டு பொதுவாவே பாத்தீங்கன்னா, இந்த இளம் வயதுல வந்துட்டு இளம் பருவத்துல வந்துட்டு, அ பெண்களை பாக்குறது, இந்தமாரி திருவிழாக்கு போனா வந்துட்டு சைட் அடிக்கிறது இந்தமாரி விஷயங்கள்லாம் இருக்கும் தெரியுமா?
ம். ஆமாமாங்க. ம், ம்.
அந்தமாரி விஷயங்கள் நெறைய பண்ணுவானுங்க. ஆ அதுமாரி பண்றப்போ நம்மளுக்கு வந்துட்டு தெரியாத மாரி பண்றேன்னு பண்ணுவானுங்க. ஆனா பச்சையா வந்துட்டு வெளில நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது. கடைசில நம்ம கண்டுபிடிச்சிருவோம். காமிச்சுக்காதமாரியே இருந்துப்போம். லாஸ்ட்டுல வச்சு செய்யிறப்ப அவெங்க என்னடா! பண்றதுன்னு தெரியாம ஓடுவாங்க அப்பிடியே கடந்துட்டு. ஏ! ஆள விடுங்கடா! அப்பிடின்றமேரி. அந்தமாரி விஷயங்கள், இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப உற்சாகத்தை கு அளித்து அ எந்த மாரி ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓ அ வெளிப்படையான தோற்றத்துல இருந்தோன்னா நம்மளுக்கு புடிச்சத நம்ம செய்வேன். எது தப்பு எது சரின்றத யோசிச்சுக்கிட்டு செய்யணும், அந்த எடத்துலயும். நம்மளுக்கு புடிச்சத செய்தாலும். அது எந்தமாரினா, நம்மளுக்கு இப்போ அந்த மோளத்தின் அ இசை வந்து கேக்குறப்பயே ஒரு தூண்டுதல் ஒண்ணு ஏற்படும். நம்ம இப்ப நடனம் ஆடணும், அவ்வளவு இதா இருக்கு, புல்லரிக்கிற நெலமையில வந்துட்டு கொண்டுபோது, அப்பிடின்றப்ப அந்த நடனம் வந்துட்டு நம்ம ஆடுறமாரி சூழ்நிலை இருந்தாலும், தோணுச்சுன்னா ஆடிட்ணும். ஆனா, அப்பயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில ஷைனஸ் வரும். ஏன்னா நம்மளோட நண்பர்களையும் நம்ம கூப்ட்டு, கூப்ட்டு பார்ப்போம். ஒரு விஷயங்கள்னால என்னடா! இப்பிடி இருக்கே! தனியா ஆடுறதுக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட ஆட்னா, இன்னும் நம்மளுக்கு இதா இருக்குமே அப்பிடின்றமாரி யோசிப்போம். அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஆடணுன்னு தோணுச்சுன்னா, ஆடிட்ணும்.
<chuckles> கண்டிப்பா. <chuckles> அ, ஆ, ஆ, ஆ. ம், ம், ம். ம். ஆமாம். ம், ம், ம்.
ஏன்னா, இந்த நாள் வந்துட்டு நாளைக்கி இருக்குமோ! இருக்காதோ!
ந நன் கண்டிப்பா, கண்டிப்பா. அவுங்கள எதிர்பார்த்திட்டு இருக்காம நாம கண்டிப்பா நாம நமக்கு ஆடணுன்னு தோணுச்சுன்னா, ஆடிர்ணும் இல்லேங்களா!
கண்டிப்பா, கண்டிப்பா.
ம், ம். அ அப்பிடி அந்த நண்பர்களோட போயிட்டு நீங்க <tsk> அதா நீங்க சொன்னீங்க இல்லயா! அவுங்க வந்து ஒரு இந்த விஷயத்த பண்ணுவாங்க, அப்புறம் மாட்டிக்குவாங்க. அதாவது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. ஆனா, மாட்டிக்குவாங்கன்னு சொன்னீங்க இல்லேங்களா!
ஆமா.
மாட்னதுக்கு அப்புறம் அந்த அவுங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பயங்கரமா கலாய்ப் அ அவுங்க வந்து பலிய மத்தவங்க மேல போடுவாங்க. அந்தமாரி எதா அனுபவம் இருக்குங்களா?
ஆ நெறையவே இருக்கு. எப்பிடின்னா, அ பண்றதெல்லாம் எல்லாத்தையும் அவெங்க பண்ணிருப்பானுங்க. அ பண்ணிட்டு லா கடைசில வந்துட்டு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணிடுவானுங்க, "நான் பண்ணவே இல்ல. அவன் தாண்டா! பாத்துட்டு இருந்தான். அதெல்லாம் இல்லடா!" அப்பிடி இப்பிடின்றமாரி நெறைய சொல்லுவானுங்க. ஆனா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு, "இல்ல நான் பாத்தேன். எனக்கு தெரியும்." அப்பிடின்றத சொன்னானாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. நம்ம என்ன பண்ணிருவோம், ஒரு, ஒரு வாட்டி, 2 வாட்டி பாப்போம், விட்டுருவோம். 3 வது வாட்டி என்ன பண்ணிருவோம், வீடியோ எடுத்து வச்சுருவோம். வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, "இங்க பாரு! ப்ரூஃப் இருக்கு." அப்பிடின்னு சொல்ட்டு சொன்னவுனே அப்பிடியே ஓடிடுவாங்க திருச்
ஆ. அ. <chuckles> அதானே! <chuckles> <chuckles> ஸ் இப்ப அதான் வீடியோ எடுத்து ப்ரூஃப் எடுத்து காட்டுனதுக்கு அப்புறம் இப்போ 1 ம் யாரையும் ஏமாத்த முடியாது இல்லேங்களா! <chuckles>
ம். அதாவது இ இவ்ளோ நேரம் வந்துட்டு நீங்க. இவ்ளோ நேரம் நீங்க உங்களுடைய அனுபவத்த, அதாவது ஊர்ல ஊர்ல திருவிழாவில நீங்க பங்கெடுத்துக்கொண்ட அனுபவத்த வந்து நீங்க ரொம்பவுமே தெளிவ சொல்லியிருந்தீங்க. அந்த ஊர் திருவிழாவுக்கு போம்போது, உங்க அ குடும்பத்தாருகூட போற விஷயங்கள், உங்களுடைய சொந்தக்காரஙு்களோட போறது, தனியா போற விஷயங்கள், அ அப்புறமா உங்க நண்பர்களோட போன விஷயம். அங்க வந்து நடந்த ஒரு நகைச்சுவையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. உங்க கூட பேசினதுல மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றி.
உங்க கூடயும் நெறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நன்றிங்க.
நன்றிங்க.